<chuckles> அது எப்ப்டின்னா, நாங்க வந்து எங்க ஊர் சைட்ல வந்து சீரக சம்பா அரிசி வச்சு பிரியாணி சாப்ட்டு தான் பழக்கங்க. இப்ப மாமியார் வீட்ல எப்டின்னா, நாங்க வந்து ஹிந்து, மாமியார் வீடு வந்து கிரிஸ்டின். அப்டின்ட்ருக்கும்போது, ஆ இனிமேட்டு இனிமேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அவுங்கள அவங்களோட ரெசிபிய கத்துக்கணும்ல. ஏன்னா இனிமேட்டு அவங்க வீட்டு ஃபங்ஷன் எதுனாலுமே நெறையா போறது வந்து நம்ம ஹஸ்பண்ட் சைடு கொஞ்சம் நெறையா இருக்கும். ஆ. அவங்க வீட்ல நம்ம வீட்லன்னா நெறைய டிஷ்லாம் இருக்கும். அ அது நம்மளுக்கு பிரச்சன இல்ல. அவுங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்சுருவாங்க. அம்மாலாம் செஞ்சுருவாங்க. அதே மாமியார் வீடுன்னு வரும்போது நம்ம அப்டி போய் நிக்க முடியாதுல்ல. சும்மா நிக்க முடியாது. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும், வைக்கணுன மாரி. அந்த பிரியாணிய கத்துக்கணுன்றது தான் என்ன ஒரு ஆர்வம். இப்ப நாங்க சீரக சம்பா ரைஸு அந்த மாதிரி செஞ்சு பழக்கம். அதுல வந்து பட்டை வகைகள்லாம் அரைச்சு போட்டு சமைச்சு தான் பழக்கம், எங்க ஊர் சைடு. அப்ப இங்க வந்து அப்டி கிடையாது இது. ஆ சென்னை ஸ்டைல் பிரியாணி மாரி இவங்களுக்கு செஞ்சு பழக்கும். இன்னொன்னு என்னன்னா, அவங்க ஊர் வந்து நாகர்கோவில். அப்போ அங்க வந்து ஒயிட் பிரியாணி தாங்க நெறையா செய்வாங்க. <tsk> அந்த ஊர்லல்லாம் பாத்தீங்கன்னா, அ இந்த கேரளாக்கு கொஞ்சம் பார்டர்ன்றனால. அந்த ஒயிட் பிரியாணி தான் நெறையா செய்வாங்க.
ம். ஓஹோ! சரி, சரிங்க. ம். ம். அடடா! பரவாலைங்க. அ. ஆமா, ஆமாங்க. பிரியாணி தான் போட்றாங்க. ஆஹா, சரி, சரிங்க. ஆமாங்க. அஹ. ஆமா, ஆமாங்க. ம். ம். ஆஹம். ம். ஆஹா, சரி, சரிங்க. ஓஹோ! ஓஹோ! ஆ அதனால அந்த இது வந்துருது. அஹ சரி, சரிங்க. அ.
ஆமா. தம் போட்டு ஒயிட் பிரியாணி தான் அவுங்க நெறையா செஞ்சு பழக்கம். அத எப்படியாச்சும் கத்துக்கணும் ஹஸ்பண்டுக்கு 2 பிரியாணியும் பிடிக்கும். இருந்தாலும் அந்த பிரியாணி செஞ்சு குடுத்தா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்டுவாங்க. <tsk> ஏன்னா அவங்களுக்கு பழக்கப்பட்ருக்கும்ல. இத்தன வருஷம் அத பழக்கிருப்பாங்க.
ம்ஹ்ம். ம். அத, அதாங்க. ஆமா. ம்.
நம்மளுக்காக மாத்திக்கக்கூடாதுன்றதுக்கா நானும் கத்துக்கணும். நம்ம சும்மா விடக்கூடாது அப்டின்றனால, நானும் சரி அப்டின்னு கத்துக்கிட்டேன். அண்ணனு மாமியா சூப்பரா செய்வாங்கங்க அந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். <tsk> அப்டி ஒரு டேஸ்ட்ல சாப்டாத எனக்கே அந்த டேஸ்ட் ரொம்ப ஈர்த்துருச்சு. அதனால அந்த ரெசிபி எப்படியாது கத்துக்கணும்னு சொலிட்டு. அத கத்துக்கிட்டேன்.
ம். ஆஹம். ஆஹம் சரி சரிங்க. அத, அதாங்க புரியுது, புரியுது. ம். கத்துக்கிட்டீங்களா?
கத்துக்கிட்டேன். அது நல்லாவே அருமையா இருக்கும். நல்லாவே கத்துகிட்டேன்.
அஹ. இப்போ நீங்க கத்துக்கிட்டு செஞ்சு போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுங்க? மாமியாரிது நல்லாருந்துதா? உங்கது நல்லாருந்துதா? <chuckles>
ஆ க <chuckles> மா தாங்க நல்லாருக்கும். என்னா நம்ம இப்ப தான ஒரு ஒரு 4 வருஷத்துல ஒரு 3 வருஷம் தாங்க நான் கத்துக்குிறேன். இத செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா ஒ ஆனா இதுல ஒரு டுவிஸ்ட் என்னன்னாங்க, அவுங்க சொல்லிக் குடுத்த பிரியாணி நான் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி செஞ்சது எங்க மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவுங்க பிரியாணியோட. "இது நல்லாருக்கே?" அப்டின்ற மாரி. ஆமா, ஆமா, கண்டிப்பாங்க. அவுங்க அந்த மாதிரி கே ஒரு ஒரு டெரர் கேரக்டர்லாம் கிடையாது. நல்லா ஆச்சுனா நல்லா இருக்குன்னுருவாங்க. நல்லா இல்லனா, "இது கொஞ்சம் மாத்திக்கலாம்." அப்டின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டால சொல்ல மாாட்டாங்க. ஆ இதுவுே நல்லாருக்கே அப்டின்ற மாரி, என்கிட்ட ரெசிபி கேட்டு, அவுங்க அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு அது செஞ்சாங்கங்க. அதுதான் எனக்கு இருக்கதிலயே காமெடியா இருக்கும்.
<giggles> அதான், அதாங்க புரியுது, புரிது. ம். ஓஹோ! அ பரவால்ல பரவால்ல. ஒரு பெருந்தன்மைன்னு நெனக்கிறேன் உங்க மாமியாருக்கு. அ. ம். அஹ. சரி, சரிங்க. ம். ஆஹ. சரி, சரிங்க. <laughs> அருமைங்க, அருமைங்க. <laughs> "நானே சொதப்பி வச்சிருக்கனே. என்கிட்ட கேட்டு நீங்க செய்றீங்களான்னு." இருக்கு உங்களுக்கு. ம்ஹ்ம்.
கண்டிப்பா. என் கணவருக்கும் என்ன <laughs> அ ஆமாங்க. இல்லங்க நான் கொஞ்சம் பிரியாணி நல்லா கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. என் பையனோட பொறந்த நாளுக்கு ஒரு 2 கிலோ நான் செஞ்சு என்னால முடிஞ்சத அ உங்களுக்கு ம் கஷ்டப்படுறவங்களுக்கு குடுக்கணும்னு நினச்சேன். நெறைய எனக்கு செய்ய தெரியாது. அதனால 2 கிலோ பண்ணி ஒரு 10 பேருக்கு என்னால டிஃபன் பாக்ஸ்ல போட்டு குடுக்க முடியுமா? அப்டின்ற மாதிரி பாரத்து ஒரு 10 பேருக்கு குடு ஆ அதுதான் நாங்கலா நா ரொம்ப பெருசா பார்க்கிறேன்.
ஓஹோ! சரி, சரிங்க. ம். அப்டிங்களா? ம். அஹம் சரிங்க. ம். ம். ம்ஹ்ம். சரி, சரிங்க. அப்ப என்ன பிரியாணி பண்ணீங்க? அந்த வெள்ள பிரியாணி பண்ணீங்களா? இல்ல உங்க ஊர் பிரியாணி பண்ணீங்களா?

அ, சரிங்க.
அவங்க கையால அம்ம அம்மியில அரைச்சு, அதை அப்படியே எடுத்து அந்த ஒரு மசாலா மட்டும்தான். என்ன மசாலா போடுறாங்கன்னுலாம் தெரியாதுங்க. நம்மளுக்கு தேவை, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அப்படின்னு பார்க்கிறது மட்டும்தான். அவங்க கொஞ்சம்
ம். ஆஹா. சரி, சரிங்க. <laughs> அஹ. என்ன அது வணக்குறது ஏது பாத்துருக்கீங்களா? என்ன எல்லாம் போட்டு வணங்குவாங்க? அப்படின்னு.
ஆ, கண்டிப்பா அந்த அதான் மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் மிளகாய் வத்தல் இருக்கும்ல. அந்த மிளகாய் வத்தல், அந்த தனியா இதெல்லாத்தையுமே போட்டுக் கொஞ்சம் வதக்கிப்பாங்க. கடைசியா தேங்காவையும் போட்டு, அ ஒரு தேங்காய் துருவனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலுங்க, அதை அப்படியே போட்டு கடைசியில அது ரொம்ப வதக்காம, த எண்ணெய் வர்ற வரைக்கும் வதக்காம, கடைசியா அதை போட்டு ஒரு பிரட்டல் மட்டும் பிரட்டி, ஆற வச்சு அப்படியே அம்மியில போட்டு அரைச்சு, அப்படியே எடுத்து அந்த மட்டன் மேல போட்டுருவாங்க. வெங்காயம் கூடக் கடைசியில போடுவாங்க. கடைசியில நீள நீளமா வாக்காக வெட்டி, அந்த வெங்காயமும் கடைசியில போட்டு நல்லா இரும்பு கடாயில நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டுவாங்க. அத கிண்டி எடுத்து வைக்கும்போது அது ரொம்ப தொக்கு மாதிரியும் இருக்காது. ஒ ரொம்ப ஒரு பிரட்டல் மாதிரியும் இருக்காது. அது சொல் சாப்பிடவே அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும். அந்தச் சட்டியில போட்டு அந்த கண்டிப்பாங்க. அது அந்த சாப்பாட்டில போட்டு நம்ம விரவி அந்தக் கடைசியில அந்தச் சட்டியில சாப்பாடப் போட்டு விரவி சாப்பிடும்போது, நம்ம சாதாரண ஒரு பாத்திரத்தில ஒரு இரும்பு பா சாதா இரும்பு பாத்திரம் இந்த தவிர்த்து, சாதா பாத்திரம் இல்ல நான்ஸ்டிக்ல அப்படி சமைக்கும்போது அதுல போட்டுச் சாப்பிற ருசியைத் தவிர்த்து, இந்த க அந்த அந்த இரும்பு பாத்திரத்துல
ஆ. ம். ஆமா, ஆமாங்க. ஆஹா, சரி, சரிங்க. ம். ஆ. ம். அ, அருமைங்க. ஆஹா. ஓஹோ, சரிங்க. ம். ம். அஹா! எனக்கு நாக்குல நச்சில் ஊறுதே. அ. ம். ஆமா, ஆமாங்க. ஆ. ம். ஆ. ஆஹா.
போட்டு அதை விரவி சாப்பிடும்போது, அந்த எ அது ஒரு தனி சுவையா இருக்கும்ங்க. அதும், அம்மியில உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷமா அதை நல்லா மைய அரைப்பாங்க. ஒரு 1, 2ஆ கூட இருக்காது. அது நல்லா அரைப்பாங்க. அது அரைக்கும் போதே அந்த கரு கருவேப்பல பச்சயா அப்டியே அதுல தூக்கிப்போட்டு அரைப்பாங்க.
ஆஹா, அதான் புரியுதுங்க. ம். அதான், அதாங்க. ம்ஹ்ம். ம். ஓஹோ. ம், ம்.
அப்ப அந்த மசால அரைக்கும் போதே, ஒரு தனி மனம் வரும் பாருங்க. அதுக்கு சொல்லிக்கவே வார்த்தையில ஈடே இல்ல, அந்த மாதிரி ஒரு ருசி இருக்கும். அத அப்டியே போட்டு சாப்பிடும் போது
ம், ம். <laughs> எ நானும் கண்டிப்பா இத செஞ்சு சாப்பிட்டே ஆகணும்ங்கற அளவுக்குச் சொல்லிட்டீங்க. அ நீங்க அத வந்து அம்மில அரைச்சு, அதெல்லாம் முயற்சி பண்ணி இருக்குறீங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா. செஞ்சு பாருங்க.